கண்டிப்பா. அது வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து எனக்கு ஊக்கம் குடுத்தாங்க. படிப்பு அப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு அப்டின்ட்டு. அதனால நான் அதையவே திருப்பி சொல்ட்டேன். நீங்க தான என்ன படிக்க வச்சீங்க. பொண்க வந்து தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என்ன வரன்னு வந்த உடனே, நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு போ, அவங்களுக்கு வீட்டு வேல செய்யுன்னு சொல்லி அனுப்பி விட்டீக்கன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஆமா. அவங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் அவங்க வந்து வேற வழி இல்லாம, சரி இவங்க கருத்து ஒத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. 2 வீட்லயுமே வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! அப்டியே கேட்டுட்டீங்க? ஆ. பரவாயில்லங்க. ஏன்னா வந்து அ சம்மதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாச்சே!
ஆனா பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரச்சனையே அதுக்கு அப்புறம் தாங்க ஆரம்பிச்சது. <chuckles>
ஆ சொல்லுங்க. என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க சொல்றத கே்கறதுக்கே.
ஆ. அ ஆமா. திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க சரி. ஆனா வந்து ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து அந்த 2 குடும்பத்துக்கான கலாச்சாரம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து எங்க வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, அ கல்யாண பெண்ணுக்கு வந்து ஒரு அ மெரூன் கலர் அல்லது சிகப்பு கலர்ல வந்து கட்டம் போட்ட மாரி கூற புடவன்னு சொல்லுவாங்க. அததான் வந்து கட்டுவோம். அத தான் அந்த திருமண நேரத்தில கட்டுவோம். தாலி கட்டும்பொழுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டுப்படவைய வந்து மாத்திக்கலாம், அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு. அவங்க சைடு பார்த்தீங்க அப்டின்னா, மஞ்ச கலர் புடவ. அது வந்து இந்த தெலுங்கு ஸ்டைல்லாம் கட்டுவாங்க. அந்த மாரி மஞ்ச கலர் புடவ வந்து கட்டுவாங்க. அதுல ஆரம்பிச்சுங்க பிரச்சனை. <chuckles> அந்த, அந்த திருமணத்துக்கு வந்து
ஆமா. ஆமாமா. கேள்விப்பட் ஆமாமா. ஓ! ஆமாமா. ப நானுமே பார்த்துருக்கேன் நெறையா. அச்சச்சோ! ஏன்டா எங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கலாம் என்னடா பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் இல்ல?
<laughs> அ ஏன்னா நம்ம குடும்ப சம்மத்தத்தோட தான் நம்ம திருமணத்துக்கு தயாராகுறோம். அ அப்டி இருக்கும்பொழுது அந்த 2 வீட்டார்களயுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எங்க வீட்ல வந்து நாங்க 2 பேரும் அதுல வந்து தலையிட முடியாது. ஏன்னா, அந்த நிச்சியதார்த்த புடவைையெல்லாம் எடுக்கும்போது நான் போகல. அவரு போவாரு. ஆனா நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. <chuckles> ஆம்.
ம். நிச்சியமா, நிச்சியமா. ஆமா, ஆமா. ஒ ஒரு சில இடத்துல வந்து பெண்கள வந்து அனுப்ப மாட்டாங்க.